ஆ நல்ல <chuckles> விஷயம் என்னன்னா, சின்ன பிள்ளையில எங்க அம்மா எனக்கு ஒரு பாட்டு பாடுவாங்க. நானும், எங்க அம்மாவும் ரொம்ப விரும்பி கேட்ட பாடு பாட்டு இருக்குது. அதுல அந்த ஆஹ்ஹ, பாடி காற்றேன், பாடி காமிக்கலாம் அதுல என்ன இருக்கு "இந்த கற்பூர பொம்மை ஒன்று" பாட்டு கேட்டுருக்
ம்ஹும். கண்டிப்பா, பாடலாமே! <laughs> ம்ஹ்ம். ஆஹா. ஆமா, ஆமா, ஆமா. <chuckles> ம்.
<chuckles> அதுல க என்ன.
ஈடேதம்மா
அ. அ, தாய்ப்போலயா நான் ஆ வந்து ஆடவோ போல அது ஆகாது என் போ உச்சில் வாழும். இந்த வார்த்தைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பொண்ணு அருமையா பாடுவா. இந்த பாட்ட
அகாயம் கூட. சூப்பருங்க! வந்தாலுமே <chuckles> ஐயோ! <chuckles> நீங்க என்ன சொல்றது, என்னோட மனச <chuckles> தொட்டுட்டீங்க. நானுமே வந்து என்னுடைய தந்தை எனக்கு இந்த பாடல் பாடுவாரு. நானும் இப்ப என்னுடைய பெண்ண வந்து தூங்க வைக்கும் பொழுது என்னையும் அறியாம இந்த வார்த்தைகள் மட்டும் அடிக்கடி வரும். எவ்வளவோ பாடல்கள் பாடுவேன் நானும் அவள தூங்க வைக்கிறதுக்கு. அ <laughs> எனக்கு அந்த பாடல கேட்கும்பொழுது என்னால வந்து, என்ன சொல்றது கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த அந்த வரிகள் வந்து இந்த உலகத்துல எப்பேற்பட்ட உறவு இருந்தாலும் அந்த தாயும், தாய்மையோட அந்த உணர்வுக்கு வந்து ஈடு இணையே கிடையாது இல்லைங்களா, எத்தனை பேர் உக்கிட்டாலும் அந்த தாய் போல வராதுங்கிறத வந்து இந்த வரிகள் வந்து ரொம்ப அழகா இருக்கும். நீங்க ரொம்ப அழகா பாடுனீங்க. <laughs> ம்.
ஆ. சூப்பர்றா பாடுறீங்க. கூட பாடும்போது அருமையா இருந்துச்சு. உங்க வாய்ஸ். உண்மையாலுமே! அ நன்றிங்க, நன்றிங்க. அது என்னோட த கடவுளுக்கு பின்ன அதுக்கு அதுக்கப்புறம் என்னோடய தாயார், தந்தை, தாயார் 2 பேருக்கும் என்னோட என்னோட நன்றிய தெரிவிச்சுக்கிரும் இந்த இடத்துல. அப்போ அந்த பாடல் பயிற்சி அன்னைக்கு அவங்க எனக்கு குடுத்ததுனால இன்னும் ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு.
ம், ம், ம்.